ஆமா, பிரியாணிலயே வந்து, நீங்க சொன்ன மாரி பல வகைகள் இருக்கு. அதுவும் ஒரு ஒரு எடத்துலேயும் ருசி மாறும். இந்த ஹைதராபாடி பிரியாணி, தம் பிரியாணி, அப்புறம் சீரக சம்பாலயே வந்து அ கர்நாடகாலாம் போனீங்கன்னா, தொன்னி பிரியாணின்னு சொல்லிட்டு, ஆம், ஒ இதெல்லாம் வந்து அரைச்சி போட்ருப்பாங்க. புதினா இலைகள் கொத்தமல்லிகள்லாம். அந்த மாரி வித்தியாச வித்தியாசமா, நாங்க முயற்சி பண்ணுவோம். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல என்ன ஒரு பாரம்பரியமா கிடைக்குதோ, ஒரே டிஷ் தான். ஆனா, அந்த அந்த ஊருக்கு ஏத்த மாரி அதெல்லாம் முயற்சி செஞ்சு பா
ம். சரி, சரி. ம். ம்ஹ்ம். அது நீங்க இப்ப ஹைதராபாதி பிரியாணி சாப்ட்டு பாத்துருக்கீங்களா? ஏன்னா அது தம் பிரியாணி வந்து என்னன்னா, அந்த சிக்கன் வந்து சேராது. நல்லா அவிஞ்சிருக்கும் அது சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா?
ஆமா, நான் வந்து அங்க ஊருக்கு போயிருந்தம்போது, அங்க போய் சாப்ட்டு பாத்துருக்கேன். அ ஏன்னா, இங்க நாங்க இருக்கிற எடத்துல சாப்ட்டா, அது என்னவோ, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அந்த ஊர்ல போய் சாப்ட்டம்போது, ரொம்ப வித்தியாசமான சுவையில இருந்தது. எனக்கு அது அவ்ளவா புடிக்கல. அந்த உலர் திராட்சை எல்லாம் போட்டு ஒரு மாரி இனி
ம்ஹ்ம். சரி, சரி. அதாவது அது மசாலா வந்து தனியா, இருக்கும் அதில நீங்க அதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற மாரி இருக்கும் இல்லையா?
ஆமா. ஆமா, அந்த ம் உலர் திராட்சைலாம் போட்டு, ஒரு மாரி இனிப்பு சுவையும், கொஞ்சம் அந்த மசாலாக்களோட இது கொஞ்சம் இதுவா இருந்தது. எனக்கு, என்ன எல்லாரும் ஹைட்ராபாடி பிரியாணின்னு, எங்க ஊர்ல வித்துட்டிருக்காங்க. இங்கே ஹைட்ராபாட்க்கே வந்து சாப்ட்டா, அந்த அளவுக்கு நல்லா இல்லையேன்னு நான் நென
இல்ல, நீங்க அப்ப தவறான கடைகளுக்கு போயிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அதில அந்த இனிப்புகள்லாம் போட மாட்டாங்க. அது என்னன்னா, அந்த அரிசி கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். இந்த மத்த கலர் மாரி இல்லாம, இருக்கும். ஆனா, அந்த சிக்கனும் நல்லா வெந்து, தனியாக உங்களுக்கு அதை எலும்போட எடுத்தீங்கன்னா, தனியா வந்துரும். இது போக, அந்த அதுக்குன்னு இந்த ரைத்தா, மசாலாலாம் குடுப்பாங்க. அதெல்லாம் சேத்து போட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா, அதோட சுவையே தனியா இருக்கும். எப்படி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பெ பிரியாணி வந்து ரொம்ப அ பிரசித்தி பெற்றதோ, அதேமாரி,
<laughs> எனக்கு எதோ ஆஹ. தனியா உதிர்ந்து வரும்.
இது தவிர இரவு நேரங்கள், இந்த அ இப்போ செ அ இப்ப நான் பாத்தீங்கன்னா, அலுவலகத்தில வந்து ஏதாவது வேலைப்பலு அதிகமாயிருச்சு, ஏதாவது ஒண்ணுன்னா, நான் உடனே போயி ஒரு சூடா வந்து தேனீரோ, இல்லை காஃபியோ குடிக்கிறதுக்கு போயிருவேன். அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு த மனத்த ரீதியா தளர்வா, இருக்கும்போது என்ன மாரி உணவுகள நீங்க விருப்பப்படுவீங்க.
ம்ஹ்ம். ம்ஹ்ம்.